அப்புறம் அந்த ஆன்லைன்ல ஆமாங்க.
இல்ல இது நீங்க வந்து நாம இப்ப ஆன்லைன்ல பாதுகாப்பு அவுங்க அவுங்க என்னதான் பண்ணாலும் நீங்க சொல்ற மாதிரி நாம பார்க்கிற வீடியோ சின்ன குழந்தைங்க பார்க்கிற வீடியோ நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ணலாம். நீங்க சொல்றமாரி பேக்ரவுண்ட்ல அல்ஹாரிதம் நிறைய நம்மள பண்ணுது. இதுலருந்து நம்மள எப்பிடி பாதுகாத்துக்கிறது? நம்மளே பாதுக்காத்துக்க முடியல. குழந்தைங்கள எப்பிடி பாதுக்காத்துக்க முடியும்? அதுக்கு எதாவது வழி இருக்கா? என்ன பண்ணலாம்?
ஆமாங்க. அதாங்க. குழந்தைகளா இருக்கிற வரைக்கும், ஒரு சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்காத வரைக்கும் இப்போ நிறைய பேரு அந்த கொலை குற்றங்கள் இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த போதைகள் இதுக்கெல்லாம் அடிமையாற காரணம். அவுங்க வீட்ல வந்து அவங்கள சுத்தமா கண்டுக்காததும், அவுங்க வீட்டோட நிலைமைகள்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா
ஆ, ஆ. இல்ல அம்மா, அப்பா கண்டுக்காம இருக்கிறதும் ஒண்ணு தான். ஆனா குழந்தைகளுக்கும் இது எளிதா பழக்கமாயிருது இல்லயா? ஆன்லைன் இருக்கிறதுனால.
ஆமா. ஆமா. ஆனா, இல்ல குழந்தைகள்ன்னு ஒரு ஒரு 14 வயசு வரைக்கும் தான் யாரா இருந்தாலும் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்மளே எதிர்த்துப்பாங்க. நம்மளும் அந்த காலத்துல காலேஜ் வரைக்குமே பயந்துட்டு இருப்போம். இப்போவுலாம் அப்பிடி இல்ல ஒரு 8, 9 வயசுலயே ஆ.
ஆ. சரியா சொன்னீங்க. இல்ல இப்போ வரைக்குமே இப்போ வரைக்கும். இல்ல இப்ப வரைக்குமே பெற்றோர்கள் ஏதாவது சொன்னா கேட்குறவுங்கதான். ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க இப்ப ஏன் என்கிட்ட ஃபோன் குடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து நீங்க ஆஃப் பண்றீங்க இன்டர்நெட்ட அப்பிடிங்கிற
ஆமாங்க. கரெக்ட்டு. ஆமா. அ நம்ம அப்புறம் குழந்தைகளோட நட்பு வட்டாரங்கள கொஞ்சம் கவனிக்க வேண்டியது வந்து ஒரு ஒரு <tsk> தேவையான விஷயம். இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா அ தெருக்கள்ல போய் விளையாடுவாங்க. நீங்க அதுக்கு நீங்க இவுங்க கூட பழகக்கூடாது அப்பிடி நீங்க பிரிச்சு வைக்கிறதும் தவறான விஷயம். அந்த மாதிரி இல்லாம எல்லார் கூடயும் இயல்பா பழகு! நல்ல விஷயங்கள கத்துக்கோ! இதேயே அவன் வந்து தீயா அ தீய பழக்கங்கள்மாரி தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கண்டிச்சு அந்த இடத்துலருந்து நீங்க அவுங்கள மீட்டுக் கொண்டு வர வேண்டியது ஒரு பெத்தவங்களோட பொறுப்பா தான் இருக்கு.
ம். ஆமா.